ஆ, பேப்பர் மாரி இல்லாம, அந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்டு. ஆ ஆமா ஆமா. டெஃபனட்லி. கப கப கபன்னு உள்ள எறங்கிருச்சு, அந்த பையனுக்கு. எனக்கு அதுக்கப்பறம் டெம்ப்ட் ஆயிருச்சு. நான் டீ குடிக்க போனவேன், யோ, டீ குடிச்சிட்டோமேன்னா! பரவால்ல நம்ம சாப்பட்லாம் அப்டின்னு சொல்லிட்டு நான் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அந்த மாரி.
ஓ! அதனால, சரி சரி. <laughs> ஓ! அதாவது அடுத்தவங்கள பாத்தா, நம்மளுக்கே அது மாதிரி இருக்கும்.
<laughs> நிச்சயமா, நான் சொன்ன மாரி கண்ணும் ருசிக்கும். நம்ம ருசியே கண்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். <laughs>
ஆமா, கண்டிப்பா. அதாவது கலரும், அந்த இதும், பாக்கும்போது, அந்த ஆவி பறக்க பறக்க இருக்கும் இல்லையா? நம்ம வீட்லயே அப்டிதான் இருக்கும்.
கண்டிப்பா. கண்டிப்பா. இது இந்த ஒரு மாஸ்டர் செஃப்ன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும், த தொலைக்காட்சியில. அ அமெரிக்கர் ஒருத்தர் வந்து இந்த வல்லுநர் சமையல் வல்லுநர், அவரு வந்து அவரு வந்து எப்டின்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட்டு எப்டின்னா பாக்க நல்லா இருக்கணும். அட்ராக்டிவா இருக்கணும் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம்தான் அவரு தொட்டே, ருசிச்சு பாப்பாரு. இல்லாட்டி அ, ஒரு மாரி தப்பான கண்ணோட்டத்துலதான் பாப்பாரு அவரு. "பாக்க ஒரு மாரி சகிக்கல."
சரி. ஓ! அதாவது கண்ணுக்கு ரு இது அதாவது தராரு. கண்ணுக்கு ருசி தராரு முதல்ல.
ஆமா, ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
ஓ! சரி சரி.
அது அதுக்கெல்லாம் மார்க் உண்டு. அவுங்களுக்கு இந்த மாரி சமையல் செஞ்சு பிரசென்ட் பண்றாங்க பாத்தீங்களா, நடுவர்கள் கிட்ட? அதுக்கெல்லாம் மார்க் உண்டு. பிரசென்டேஷன் அப்டிங்கிற மார்க் உண்டு அவுங்களுக்கு. பாக்க ஒன்னே பாத்தவுன்னே நல்லா இருக்கணும், மொதல்ல. அதுக்கப்பறம்தான் வந்து சாப்பிறதெல்லாம். நீங்க ஒரு தலைவான்னு ஒரு படத்துல, ம், ஒருத்தர் வந்து ஆஸ்திரா ஆஸ்ட்ரேலியால, சில நடக்குற, சில சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது வந்து ஒரு ஹோட்டல்ல
ஆமா. சரி. ஆமா. பாத்திருக்கேன். அந்த
ஆமா. இந்த சுரேஷ்ங்கிற அந்த அந்த கேரக்டர் வந்து, செஃப் கிட்ட கேப்பாரு, "என்ன கருமய்யா இது?" அப்டின்னுவாரு. "கருமா இல்லைங்க குருமா" அப்டின்னுவாரு. என்னான்னா பாக்கவே சகிக்காது அது. அது அப்டி இருக்கும் பச்சத்துல நம்ம சர்வே பண்ண முடியாது. பாக்க நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்பதான் நம்ம கொண்டு போயிட்டு கஸ்டமர்ஸ்க்கு குடுக்கமுடியும்.
<laughs> ஆமாமா. பாத்திருக்கேன் நானு. ஆமா.

கொடும பண்றான்ங்க. இட்லிய வேக வச்சு எடுத்து, அழகா எடுத்து, இட்லியா வறுக்கிறான்ங்க, எண்ணெயில. என்னத்த சொல்றது நானு!
ஓ! அது எதுக்கு? அது அப்படியே இருந்திருக்கலாமே!
ஆமா. அந்த அதுக்கு இந்த இவரு மனோபால சொல்ற மாரி அத எதுக்கு உருட்டி நா அப்படியே போட்டிருக்க வேண்டியது தானே! அப்டிங்குற மாரி இட்லி செய்யாமலே இருந்திருக்கலாமே! நீனு அதுக்கு.
<laughs> அதுதானே.
அது இட்லிய வந்து கொடுமைப்படுத்தினது, என்னை படுதுன்னது கொடுமைப்படுத்தின மாரி, நான் அன்னைக்கு உணர்ந்தேன் நானு, அந்த காணொளிய பாக்கிறப்போ, ஏன்டா
ஓ! அதாவது உணவுலயே தெகட்டாத ஒரு உணவுன்னு பாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு இட்லி தான். அதையே பாக்கும்போது எண்ணெயில போட்டு எடுக்கும்போது, இன்னும் கொஞ்சம் தெகட்டல உண்டாக்கிடுவாங்க போல.
நிச்சயமா, நிச்சயமா. அது, மழை காலத்துல முக்கியமா ச உணவுங்குறது செகண்ட் லெவல் மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் என்னான்னு தெரியுங்களா? சூடு தாங்க. சூடா இருக்கணும்.
எதாவது மழை காலத்தில கண்டிப்பா, அந்த ஆவி பறக்கறபோது வந்து, சூட "நம்ம தொட்டுப் பாத்தா, என்ன இப்ப வே இதமா இருக்கும்" அப்படிங்கிற மாதிரி தோணும்.
ஆமா. நிச்சயமா. அந்த சூடு தாங்க வந்து, அந்த மழைக்கு உண்டான ஒரு இது. அதே மாதிரி வெயில் அடிக்கிறப்போ அ வெயிலும் அழகு தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்ப என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த அ கரும்பு ஜூஸு, அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸு, நெறையா வாட்டர்மெலன் பழமா சாப்பிடறது, அங்கங்கே அந்த இந்த மோர் மோரு!
ஆமா. அந்த அது அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியதா இருக்கு, அந்த கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி.
நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. ஆனா மழை அப்போ நீங்க பாத்து ரசிக்கிற அழகு வந்து வெயில் அப்போ வராது. ஏன்னா வெயில் அப்போ வெயிலுங்கிறது நம்ம ஊர்ல ஒரு சாதாரணமான நாள் தான், அசாதாரணமான நாளு கிடையாது. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பாத்துட்டுருப்பாங்க, ஒண்ணும் ஒரு ஒரு இடத்துல ஒண்ணு கூடிலாம் நிக்க மாட்டாங்க. என்னா, தலைக்கு மேலே ஒரு தலப்பாய போட்டுப்பாங்க, இல்லாட்டி 1 கொட பிடிச்சிட்டுருப்பாங்க. அவ்வளோ தான் பண்ணுவாங்களே தவிர வேற வித்தியாசம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா, சாப்பாடோட அடிப்படை வித்தியாசமே இதுதான், வெயிலுக்கும், மழைக்கும். மழை சீசன்ல நல்லா சூடு அப்டியே பறக்கணும், ஆவி பறக்கணும். வெயில் சீசன்ல கொஞ்சம் நல்லா சில்லுன்னு எதமா இருக்கணும். அவ்வளதான் <laughs> வித்தியாசம்.
நிச்சயமா, வராது. ஆமா. ஆமா. அதாவது மழை காலத்தில நெறைய விஷயங்கள் வந்து உணவு கலாச்சாரம் மாறுதுன்னா, ஒரு நெறைய இது ரெசிப்பிலாம் வந்து சொன்னீங்க. புதுசா இருந்தது கேக்கிறதுக்கே! ஒரு சில இதெல்லாம் இன்னும் வந்து அந்த அளவுக்கு நீங்க அந்த மழை காலத்தில வந்து ரசிச்சு பாத்து இந்த ருசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நீங்க சொல்லும்போதே தெரியுது, நெறைய விஷயங்கள்ல. அ உ உங்க கூட பேசுனதில, ஒரு சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பேர்லாம். எப்படின்னா, இந்த மழை காலத்தில இப்பத்திய இதுன்னு அப்படின்ட்டு. உங்க கூட பேசுனதில மகிழ்ச்சி, நன்றி.
கண்டிப்பாங்க. <laughs> நிச்சயமா.

ஆமா. அதே மாரி இந்த ஃபரைட் ரைஸ், நூடுல்ஸ் கடைக்கு பக்கத்திலயே, பானிபூரி கட இருக்கும். பக்கத்திலேயே, ஒரு அடி கேப் தான் இருக்கும். ஒரு கட இருக்கும். கண்டிப்பா. இங்க சாப் இங்கயே சாப்டுறோமா, இல்லாட்டி அங்க சாப்டுறோமா? அதாவது நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையாங்கிற கேள்விலாம் கெடையாது. இங்கயா? அங்கயா? அப்டிங்கிறது தான் கேள்வியா இருக்கும். ஆமா. அதான் கேள்வியா இருக்கும் அங்க போயிட்டு. அது நீங்க முடிவு பண்ணது கெடையாது. அவங்களே முடிவு பண்ணிருவாங்க. நீ கண்டிப்பா சாப்ட தான் போற. இங்கயா? அங்கயா? அப்டிங்கிற மாரி அவங்க இண்டிகேட் பண்ணுவாங்க. அது சரிங்களா? அந்த பாணிபுரி கடைலருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா, இன்னொரு தள்ளுவண்டி கட இருக்கும். சூப்பு கட இருக்கும். சரிங்களா? அதாவது பட்ஜெட்ட வச்சு தான். பட்ஜெட் 20 ரூவாக்குள்ள இருக்குனா, நம்ம வந்து எய்தர் பானிபூரி இல்ல சூப்புக்கு போலாம். சரிங்களா? சூப் வந்து ஏதாச்சும் நமக்கு தொண்ட கிண்ட எதாவது, கரச்சலா இருக்கு, சரியில்ல. இந்த மழைனால அப்டின்னா, சூப்பு பெஸ்ட்டு. 20 ரூபாக்கு சூப்பே கெடச்சுடும். ஒரு சின்ன எலும்பு கூட போய் போட்டு.
சரி. எந்த எடத்துல சாப்பிட்றோம், அதுதான். <chuckles> ஓஹோ! சரி. ஓ! ஓ! சரி. ஓ! சரி. ஆமா இது போக அந்த கார்ன்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்வீட் கார்ன், அது ஒரு பக்கம் இருக்கும். இது ஒரு பக்கம் அப்டின்னா, இந்த கார்ன் ஐட்டத்துல வந்து பார்த்தா, அது ஒரு பக்கம் வந்து சூடா போடுவாங்க இல்லையா? அந்த வேர்க்கடலையா இருக்கட்டும்.
ஆமாங்க. கண்டிப்பா. நிச்சயமாங்க. சூடா இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அத போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா வ போட்டு வாயில மென்னுட்டுருக்கிறப்போ, அதோட சுகமே தனி சுகம்! அதிலேயும், சில மசாலாக்கள் போடுவாங்க. பட்டர் சால்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இல்ல ஒரு சிலது வந்து தீக்கா மசாலாவோ இல்ல ஸ்பைசி மசாலா அது மாரி போடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப, ஒரு மாரியா நல்லா உள்ள எறங்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் இத பார்த்திருக்கேங்க, சில கடைல பரோட்டா சில்லி பரோட்டான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்ல ரொம்ப, ரொம்ப ஃபேமஸ். சில்லி பரோட்டாங்கிறது. சரிங்களா? சில்லி பரோட்டானா, இந்த சில்லி சிக்கன் செய்ற மாரியே சில்லி பரோட்டா செய்வாங்க.
ஆமாமா. இந்த சாட் மசாலா. சரி. சரி.

நிச்சயமாங்க. ஒரு இயற்கையான ஒரு விஷயங்க. மழை பெய்றப்போ, எதாவது சூடா சாப்புட்ணும், நல்லா சுளீர்ன்னு வெயில் அடிக்கிறப்போ நல்லா ஜில்லுன்னு சாப்புட்ணும். அப்படிங்கிற தான் வந்து மனுஷனோட ஒரு. சாப்பாட்டுக்கு உண்டான ருசி, சரிங்களா. எப்டின்னா, மழை பெய்யிறப்போ வந்து இந்த வட கட அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒ ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படின்னா, மழை பெய்யிறப்போ, மக்கள் நடமாட்டம் கம்மியா இருக்கும். ரோட்டுல நடக்க மாட்டாங்க, சைக்கிள்ல போமாட்டாங்க, வண்டில போமாட்டாங்க. அங்கங்க எங்கல்லாம் கொட மாரி இருக்கோ நின்னுப்பாங்க. ஒரு பாலத்துக்கு அடியில, ஒரு கடைக்கு பக்கத்துல, எல்லாம் நின்னுப்பாங்க, அங்க அங்க. இந்த டீ கடையிலலாம் அப்டி நெறையா நிப்பாங்க. டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு மழை பெய்துன்னு வச்சுக்கோங்களேன், "சரி, போ முடியாதா? சரி இங்க தான் நிக்கணுமா?" அப்படியே சுத்தி முத்தி பாப்பாங்க, "சரி பஜ்ஜி போடுறீங்களாண்ண? 2, 2 வைங்கண்ண" அப்டின்னு ஆரம்மிப்பாங்க. சரிங்களா. அது, எதிர்பாராத விதமா சாப்புட்றது. ஆனா, சில மக்கள் நான் பாத்திருக்கேன், மழை பெய்து கெளம்பி வா நம்ம அந்த கடைக்கு போய் சாப்புட்லாம், அப்படிங்கிற மாரி மக்கள் இருக்காங்க. அப்டி, எப்டினா, மழையில நனைஞ்சுகினே போவாங்க. சரிங்களா, <laughs> ஆமா. மழையில நனைஞ்சுகினே போயிட்டு
<laughs> சரி. ஆமா. ஆமாமா. ம். <laughs> ஆமா. ஓஹோஹோ! வய், இதுக்காகவனே ஓஹோ! சரி. அதாது நான் வீட்ல தான் வந்து பாத்திருக்கேன். இது புதுசா இருக்கு!
ஆமா, நனைஞ்சுகினே போய்ட்டு, சுட சுட பஜ்ஜியும், போண்டாவும், இந்த மெது வடையும் சாப்டுவாங்க. சுட சுட. கொதிக்கும் அப்டியே. அத அப்டியே வாயில போடணும்.
ஓஹோ! அதான், அத குளிர்க்கு ஏத்த மாதிரி, எதமா, அந்த அளவுக்கு வந்து அவுங்களுக்கு தேவைப்படுது.
நிச்சயமா, ஆமா. ஆ அதுக்கப்புறம், அது மட்டும் இல்லாம, சில பேருக்கு, ஆம் எப்டின்னா, வந்துக் க ருசி வந்து நாக்குல இல்ல இருக்கிற மாரி கண்ல ருசி இருக்கும், சில பேருக்கு. சொல்லப்போனா, ஆமா. ஊறும். நமக்கு அது ஊறும்.
ஓ! அத பாத்தாலே ஒரு மாதிரி நம்மளுக்குள்ள அந்த இந்தக் ஆமாமா.
சாப்புணுன்னு அப்படியே தூண்டி, சுண்டி இழுக்கும். எப்டின்னா, பஸ் ஸ்டாப்புக்கு இந்தாண்ட இருப்போம், நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ட்ருப்போம், பஸ் எனிவேஸ் வந்து மழை பெய்யுது, கொஞ்சம் நேரம் ஆவப்போது, அப்படின்னு சொல்ட்டு, அப்டி இங்கங்கயே சுத்தி முத்திப் அப்பதான் கவனம் வந்து நமக்கு, நம்மள சுத்தி என்ன இருக்குங்கிறத வந்து நம்ம கவனிப்போம், சரிங்களா! பாத்தா ஆப்போசிட்ல ஒரு சின்ன கடை இருக்கும், ஆப்போசிட்ல சரிங்களா, ஆ, அங்க வந்து அ மக்கள் கூட்டம் கம்மியா இருக்கும், ஆனா ஏதோ 1 வாங்கியிருப்பாங்க, அவரு ஹோட்டல்ல வந்து சர்ப் சப்ளை பண்றவரு தட்ட அப்டியே மேல தூக்குவாரு பாருங்க, அப்டியே புகை அப்டியே மேல வரும், ஆவி பறக்கும்.
ஓஹோ! ஆமாமா. சரி. <chuckles> ஓ! ஆமாமா. அது, மழை நேரத்தில வந்து பாத்தா, அந்த புகை மட்டும் இந்த டீ கடையிலயும் சரி, இந்த சூடா இருக்க பொருள் மட்டும் இந்த ஆவி பறக்குறது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும்.
நிச்சயமா.